இப்போ பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு எந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி. அதாவது திருமணமா இருக்கட்டும். இல்ல ஒரு அ, திருவிழாவா இருக்கட்டும். இல்ல பெரிய பெரிய மாநாடு, அந்த மாரி இடத்துல லாம் வந்து சமையல், அதாவது வரவங்களுக்கு, விருந்தினர்களுக்கு சமையல் பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அந்த மாரி பெரிய அளவுல சமைக்கும்போது அங்க எந்த மாரி திட்டமிடுதல்கள் வந்து பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு அந்த மாரி அனுபவங்கள் இருந்தா அத கொஞ்சம் சொல்லுங்க.
ம். ஆ, கண்டிப்பா சொல்றேங்க. என்னோட கணவரோட, தங்கையோட திருமணத்ல தான் வந்து இந்த மாரி திட்டமிட்டு நாங்க பண்ணோம். அ, எந்த மாதிரி அப்டின்னா, வந்து அ அவுங்க கல்யாணத்தப்போ வந்து இவ்ளோ பேரு வருவாங்க அப்டிங்கிற ஒரு கணக்கு தான் நம்மளுக்கு எப்போமே. அந்த கணக்க வச்சு நம்ம வந்து, அ, இந்த சமையல் பண்ணணும், இப்டி செய்யணும் அப்டிங்கிறத நாங்க வந்து, எங்களோட குடும்ப வழக்குல ஒரு சமையல்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வர சொல்லி, அவர்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து இவ்ளோ பேரு, ஒரு 500 பேரு வருவாங்க. அவங்களுக்கு வந்து, நீங்க இந்த மாரிலாம் வந்து அ, சாப்பாடு வந்து செய்யணும். அப்டின்னு நாங்க வந்து கணக்கெல்லாம் சொல்லி, அவுங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு மாரி குடுத்தாங்க. அந்த லிஸ்ட் எடுத்துட்டு போயி நாங்க வந்து அ, அதுக்குத் தேவையான ஜாமானெல்லாம் வாங்கி, நாங்க வந்து குடுத்தோம். இது வந்து எப்படிப்பட்ட அனுபவம்னா, அ நமக்கு வந்து செய்ய தெரியலனாலும், ஏன்னா இவ்வளோ பேத்துக்கு வந்து சமைக் சமையல்காரங்க தான் செய்வாங்க இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து இவ்ளோ பேத்துக்கு செய்ய தெர்லைனாலும், எனக்கு அந்த அனுபவம் வந்து ஏன்னா அவங்களோட தங்கை திருமணம் ஆகும்போது எ நானுமே வந்து ரொம்ப சின்ன பொண்ணுதான். அப்டிங்கும்போது அப்பவே வந்து எனக்கு ஒரு விவரம் நல்லா தெரிஞ்சுது, “ஓகே, இவ்ளோ பேத்துக்கு இவ்ளோ வாங்கணும்” அப்டிங்கற ஒரு அனுபவம் வந்து எனக்கு கிடைச்சதுங்க.
ம். ம். சரிங்க. ம். ஆமாங்க. ம். ம். ம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 500 பேத்துக்கு சமைக்கனும் நம்ம லிஸ்ட் கொடுத்தோம்னா, அதாவது 500 பேத்துக்கு நம்ம சமைக்கணும்னு, அ சமையல்காரர் கிட்ட சொன்னோம்ன்னா, ஆனா அவங்க வந்து, 700 பேரு அ, குறைஞ்சது ஒரு 200 பேருக்கு சேர்த்து தான் அவங்க வந்து, மளிக ஜாமானா இருக்கட்டும், இல்ல காய்கறியா இருக்கட்டும் சேர்த்து தான் சொல்லுவாங்க.
ம்.
அ, அந்த மாரி இடத்துல நீங்க வந்து எப்டிங்க? ஏதாவது வந்து அவங்களுக்கு வந்து, "ஒகே நான் இத வாங்கிக் குடுக்குறேன். இல்ல, இத கம்மி பண்ணிக்கலா" அந்த மாரி ஏதாவது நீங்க அந்த விவாதங்கள ஏதாவது பண்ணி, நீங்க அந்த மாரி ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அப்டியே வாங்கி குடுத்துருவீங்களா?
அ, பொதுவாவே நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். எப்போவுமே வந்து அ, நம்ம சமையல்காரங்க வந்து, ஒரு 100 பேத்துக்கு அதிகமா தான் வந்து சமைக்குறதுக்கு சொல்லுவாங்க. அ, அந்த மாரி பண்ணுபோது ஜாமான்லாம் குடுத்தாங்க. ஆனா வந்து நாங்க என்ன பண்ணுவோனா பொதுவாவே வந்து, எங்க குடும்ப வழக்கத்துல என்னன்னா லிஸ்ட் குடுத்தா, அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வந்து கம்மி பண்றதுக்கு ஒரு 2 பேர் வருவாங்க. இல்ல நம்ம இது "இவ்ளோ போதும், இவ்ளோ எதுக்கு வாங்கி தரிங்க" அப்டிங்கற மாரிதான் சொல்வாங்க. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட குழந்தையோட காது குத்துல கூட அப்புடிதான் நடந்தது. லிஸ்ட்டு குடுத்தாங்க. நான் வந்து என்னோட கணவரோட தம்பி ஒய்ஃப்லாம் வந்து, "இவ்ளோ வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்" அப்டின்னு சொல்லும்போது. நான் வந்து, "இல்ல, நம்ம வந்து என்ன ஜாமான் கேக்குறாங்களோ வாங்கி குடுத்தறலாம். மிச்சம் இருந்தா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம்" இல்லையாங்க, ஏன்னா இது வேஸ்ட்டா போற பொருள் கிடையாது பொருள் கிடையாது, மிச்சம் இருந்தா நம்ம வீட்டுக்கு பணி பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவங்க கேக்கற பொருள நம்ம வாங்கி தராம, தரத்துல மட்டும் நல்லாருக்கணும் அப்டின்னா அது சரி வராது. நாளைக்கு அவங்க என்ன சொல்லிடுவாங்க, "நாங்க நெய் இவ்ளோ எழுதியிருந்தோம், நீங்க நெய்ய கம்மி பண்ணிட்டீங்க. அதனால வந்து உணவுல வந்து, டேஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு" அப்டிங்கற மாரி சொல்லிருவாங்க. அதனால நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாதுங்க.
ம். ம். ம். ம். ம். ம்ஹ்ம். ம். ம். இல்ல, இல்ல. அதுக்கு உண்மை தாங்க. ஏனா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாரி தான் நம்ம சொல்றத வந்து அவங்க செய்ய மாட்றாங்க. வேணும்னே <sucks teeth> அதாவது வேணும்னு மேக்ஸிமம் செய்யமாட்டாங்க. சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதாவது வந்து ஏதாவு ஒரு கொறையாடுச்சுன்னா? நம்ம மேல தூக்கி பழிய போட்டுருவாங்க. நீங்க வந்து நாங்க சொன்ன பொருள நீங்க வாங்கி குடுக்கல. அதனால தான் இந்த மாதிரி ஆடுச்சுன்ற மாரி சொல்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது.
ஆமாங்க. ஏனா, வந்து நான் இது நீங்க எனக்கு ஒரு ஒருத்தங்க இருக்காங்க. எங்க ரிலேஷனே ஒருத்தங்க இருக்காங்க. ஆ அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா இப்டி தான். ஆ அவங்க சமையல் அவுங்க எழுதி குடுப்பாங்க. அதிலிருந்து பருப்பு கம்மி பண்ணிக்கணும். ஆ பாசிப்பருப்பு இவ்வளோ எதுக்கு கம்மி பண்ணுங்க, துவரம் பருப்பு இது கம்மி பண்ணுங்க அப்பள பாக்கெட் இவ்வளோ எதுக்கு? இத கம்மி பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொறைச்சிட்டாங்க. அவங்க வீட்டு பெண்ணழைப்புக்கு வரும்போது சாப்பாடு எதுவுமே வந்து சரி இல்ல. ஆனா அந்த சமையல்கார் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கட்ட சொன்ன மாரி முன்னாடி எங்க குடும்பத்துக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, எல்லாமே எங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே அவர் தான் சமைப்பாரு. ஆனா வந்து அவரு வந்துட்டு அவரு நல்லா சமைக்கிறவர். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா உணவுல வந்து நாங்க எதிர்பார்த்த சுவை இல்ல. அப்ப கேட்கும்போது அவங்களே சொல்ட்டாங்க, "நம்ம எழுதி குடுத்த ஜாமான்லருந்து முக்காவாசி கொறைச்சிட்டாங்கமா" அப்டிங்குற மாரி சொன்னாங்க. அதாவது ஜாமானத்துல வந்து கொறைச்சிட்டாங்க. அதனால வந்து இருக்கறத வச்சுதான் செய்ய சொல்ட்டாங்க. அப்டிங்கும் போது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த செய்றீங்க, அதுக்கு வந்து அமௌண்ட்ட போட்டு செலவு பண்ணி செய்றீங்க. அத நல்ல விதமாவே செஞ்சுரலாம். அதுல போய் நம்ம கம்மி பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த மாரி தான் நடக்கும் அப்டிங்குறத நான் அவங்ககிட்டேயும், அந்த சித்திகிட்டேயும் சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க இவ்வளோ இது பண்ணாதீங்க, <chuckles> சாப்பாட்ல வந்து மிச்சம் பண்ணாதீங்க அப்டின்னு நான் ஓப்பனா சொல்லிட்டு வந்துட்டேன்.
சரிங்க. ம். ம். ம். ம். ம். புரியுதுங்க. ம். ம். ம். ம். ம். ம். இப்போ வந்து காய்கறிகள்லாம் வந்து எல்லாமே வந்து, நீங்களே தான் வாங்கி கொடுப்பீங்க. அதாவது பணம் கொடுத்து நீங்க வந்து பண்ணிருங்க, டோட்டலா வந்து இப்ப சில பேர்லாம் கான்ட்ராக்ட்னு பேசி அ, இப்ப ஒரு குறிப்பிட்ட அமௌன்ட் வந்து சொல்லுவாங்க. அதுல வந்து அட்வான்ஸ் மாரி வாங்கிட்டு மிச்சம், மிச்சமோ இல்ல ஜா எதோ ஒன்னு பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுவீங்களா? இல்ல வந்து எல்லா ஜாமானும் நீங்களே வாங்கி குடுத்து, அவருக்கு இந்த சம்பளம் மட்டும், கூலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிதான் பண்ணுவீங்களா?
ம். ஆமாங்க. எங்களது வந்து பாத்தீங்கன்னா, பெரிய குடும்பங்க. நாங்க எல்லாமே வந்து ஜாயின் ஃபேமிலி தான். வேலைக்காக வந்து இப்ப தனியா வந்து தங்கி இருக்கோம். ஒரு விசேஷம் அப்டின்னா எல்லாம் ஒன்னா தான் வந்து பெரிய வீட்டுல தான் வந்து எல்லாருமே இருப்போம். சாமி கும்பிடுறதுல இருந்து எல்லாமே. அ எந்த விசேஷம் வந்தாலும் எங்க குடும்ப வழக்கம் எப்புடி அப்டின்னா, அவங்க ஒரு லிஸ்ட் மாதிரி குடுத்துருவாங்க. இவ்வளவு பொருள் வேணும், மளிகை ஜாமான் இவ்வளவு வேணும், காய்கறிகள் இவ்வளவு வேணும். இப்ப ந அசைவ சாப்பாடுன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு மட்டும் தான் வாங்க போறோம் இல்லைங்களா? மத்த எது காய்கறிலாம் வராது. சைவ சாப்பாடுன்னா காய்கறிகள் சேர்ந்து வரும். இந்த மாதிரி எல்லாமே வந்து லிஸ்ட் குடுத்துருவாங்க. நாங்க வந்து அந்த லிஸ்ட்ட எடுத்துட்டு போயி மளிகை ஜாமான்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயி அ நா என் கணவர், இல்லனா என் கணவரோட தம்பி எல்லாமே போயி, அத வாங்கிட்டு வந்து வெச்சுருவோம். காய்கறிகள், மளிகை ஜாமான் மட்டும் அந்த அன்னைக்கு காலையில, இல்லனா முந்தின நாள் போயி நாங்களே போயி மார்க்கெட்ல போயி பிரெஷ்ஷா பார்த்து வாங்கிட்டு வருவோம். மத்தவங்க கிட்ட குடுத்து அவங்க எடுத்து செய்றத விட நம்ம நம்மளே கைப்பட வாங்கிட்டு வர்றது அது ஒரு தனி சந்தோஷம் தாங்க.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். <blows air> ம் நமக்கு வந்து அது ஒரு <sucks teeth> எப்பிடி சொல்றதுன்னா, நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமும் கெடைக்கும். ஆஹா நம்ம நல்ல பொருளா வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கற மாதிரி ஒரு
ஆமாங்க. சந்தோஷம், மனநிறைவாவும் இருக்கும். நம்ம, நமக்கு தேவையானத நம்மளே போய் பாத்து வாங்கிட்டோம், அப்டின்னு நிறைவா இருக்கும்.
ம். ம், ஆ. கரெக்ட், கரெக்ட்டா சொன்னீங்க. மன நிறைவா இருக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க, நாங்க வந்து கூட்டு குடும்பம். ஆ நிறைய பேர் இருக்கோன்ட்டு. அப்ப இது வந்து உங்க குடும்பமே ஒரு அ, தினமும் தினமும் சமைக்கிறதே, ஒரு திருவிழா ஒரு திருமணத்துக்கு சமைக்கிற மாரி தான். ஒரு 20 பேர் இருப்பீங்களா?
ம். ஆ, இருப்போங்க.
அ, அப்ப அதுவே வந்து ஒரு திட்டமிடுதல் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா 20 பே ஒரு அ ஒரு சிறிய குடும்பன்னா, ஒரு இருப்பாங்க இல்ல 5 பேர் இருப்பாங்க. அதுக்கு மேல அதுவும் 20 பேருனா கண்டிப்பா வந்து, ஒரு திட்டமிடாம எதுமே செய்ய முடியாது. சாதாரணமா, இப்ப நீங்க சாதம் சமைக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சாம்பாரோ இல்ல ஒ ரசமோ வைக்கிறனாலும் 20 பேத்துகக்கு எவ்ளோ தேவையோ, அத ஒரு திட்டமிடுதல்ன்னு ஒரு கணக்கு இருக்கும் இல்லங்க! அந்த மாரி நீங்க இப்ப காலைல காலைல உணவு என்ன தயாரிப்பீங்க? மதியம், அ இரவு அந்த மாரி 20 பேத்துக்கு தகுந்த மாரின்னா, எந்த மாரி நீங்க ஒரு ப்ளான் பண்ணுவீங்க?
ஆமாங்க. ஆ, கண்டிப்பா சொல்றேங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ தீபாவளிக்கு கூட நாங்க ஊருக்கு போனோம். அப்ப என்னன்னா, அ என்னோ, எங்களோட வீடு தான் பெரிய வீடு. அ, அவங்களோட தம்பிலாம் வந்து இப்ப தான் கட்டிட்ருக்காங்க. பொதுவா எங்க வீட்டுக்கு வந்து எல்லாருமே வந்துருவாங்க. நாங்களும் அங்க போயிருவோம். அ, தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டோம். போய் போனதுக்கப்பறம் தீபாவளி பலகாரங்கள்லலாம் வந்து செஞ்சோம். எல்லாருமே ஒண்ணா உக்காந்து சமைச்சோம். அப்போ என்ன பண்ணிருவோம் அப்டின்னா, அடுப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளில வச்சுடுவோம், திண்ணைல வச்சுருவோம். இது வந்து கிராமத்து வீடு தான். அ, அடுப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து திண்ணைல வச்சு, 2 அடுப்பு வச்சுருவோம். திண்ணைல வச்சு சிலிண்டர்ல வச்சுட்டு, முன்னாடிலாம் வந்து வெறகடுப்லதான் செஞ்சோம். இப்போ வந்து இந்த வாட்டி வந்து, “சரி, நம்ம கேஸ்ல செஞ்சுக்கலாம்,” ஏன்னா வெறகெல்லாம் வந்து முன்னாடி மாரி கெடைக்க மாட்டேங்குது. ஏ எல்லாருமே வெளில இருக்கங்காட்டி, மாமனார் மாமியார் மட்டும் தான், அவங்கனால வெறகு வெட்ட முடியலன்றதுக்காக, வெறகு அவ்ளவா இல்லன்னு நாங்க வந்து கேஸ்லாம் எடுத்துட்டு வந்து வெளில வச்சு, சேர் போட்டு உக்காந்து, அது ஒரு தனி சந்தோஷந்தாங்க! அ, எல்லாரும் உக்காந்து சமச்சோம். அ, நேரத்துக்கு சூடாவே சமச்சு, எல்லாத்துக்கும் குடுத்தோம். பசங்கலாம் வந்து பாத்தீங்க அப்டின்னா, அ என்னோட பொண்ணு இல்ல, என் தம்பி வீட்டுக்கா எங்க வீட்டுக்காரோட தம்பி பசங்க எல்லாருமே வந்து ஒண்ணா இருக்கும்போது அது ஒரு தனி சந்தோஷம்.
சரிங்க. ம். ம். ம். சரிங்க. ம். சூப்பர்ங்க. ம். சரி. கிடைக்கணும், ஆமாங்க. கண்டிப் கூட்டு குடும்பமா இருக்கன்றதே வந்து அதுவும் வந்து ரொம்ப நாளு பிரிஞ்சிருந்து வந்து, ஒன்னா இருந்து சம எல்லாத்தோட சேந்து சாப்பிட்றதெல்லாம் ஒரு அற்புதமான வா ஒரு மெமோரீஸ குடுக்கும்.
ஆமா. நிச்சயமாங்க. சமையலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெரிய சமையலா தான் இருக்கும். ஏன்னா வந்து, நம்ம தனியா இருக்கும்போது நம்ம 2 பேர், 3 பேத்துக்கு தான் செஞ்சிருப்போம், இப்போ மொத்தமா செய்யும்போது அ சாப்பாடோட அளவுகள் எல்லாமே வந்து அதிகமா இருக்கும். அப்போ இவ்வளோ சாப்பாடு ப் வெக்கணும். இந்த இந்த சாம்பார் வெக்கணும். ரசம் பொரியல், அ 2 பொரியல் செய்யணும், ஆ அப்பளம் பொரிக்கணும். இந்த மாரி வந்து, அ லிஸ்ட்டுமே அதிகமாயிரும். இப்போ பசங்க குட்டி பசங்க இருந்தா, குட்டி பசங்களுக்கு தகுந்த மாரி அவுங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அப்டிங்கும்போது அது ஒரு பெரிய சமையலாக நான் வந்து சொல்ல முடியும். அதுவே!
ம். ம். ம், கண்டிப் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது எனக்கு எப்படி தெரியுமாங்க தோணுது, அதாவது ஒரு விருந்து தான். தெனந் தெனம் வந்து நீங்க கூட்டு குடும்பமா, ஏதாவது விசேஷ நாள்கள்ல, நீங்க எல்லாம் ஒண்ணு சேந்தீங்கனா, உங்க தினமும் உங்க வீட்ல விருந்து தான் நடக்கும் நெனைக்கிறேன்.
ஆமா, நிச்சயமாங்க. ஏன்னா, எ இந்த காலத்தில வந்துட்டு, அ "அண்ணன் தம்பிங்கலாம் வந்து ஒற்றுமையா இருப்பாங்களா?" அப்டின்னு கேட்டீங்கன்னா, அ ரொம்ப ரேர் தான். ஏன்னா, வந்து எதாவது ஒரு மனஸ்தாபம் இல்ல வந்து திருமணமாகி வந்த பெண்கனால பெண்கள் ஒரு வீட்ல இருக்காங்கலியா, அவுங்கனால எதாவது மனஸ்தாபம் இருக்கும். இந்த மாரிலாம் இருக்கும். ஆனா எங்க வீட்ல வந்து பாத்தீங்க அப்டின்னா, எல்லாரும் ஒற்றுமையா தான் இருப்போம், அதுவே வந்து ஊர்ல பாக்கும்போது அதுவே வந்து, எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுவாங்க. "வானத்தை போல படத்தில வர மாரி இருக்கு" அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமா நாங்க வந்து இருப்போம், சமையல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருமே சேர்ந்து தான் நாங்க 3 பேர் இருக்கோன்னா, 3 பேரும் சேந்து தான் செய்வோம். பிரிச்சுக்குவோம் "நீங்க வந்து இத வெங்காயம் வெட்டுங்க, நீங்க வந்து இத சமைங்க!" அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு, கடகடன்னு சமச்சுட்டு எல்லாத்துக்குமே அந்த சமையல்ல சாப்பிடும்போது, எல்லோருமே பாராட்டுவாங்க. பரவால்ல, நல்லா செஞ்சுருக்கீங்க இப்போ அ நம்ம வீட்ல தனிப்பட்ட மொறைல செஞ்சு சாப்பிட்றதுக்கோ, இப்போ என்னோட தம்பி என் வீட்டுகாரோட தம்பி பசங்க, என்னோட சாப்பாடு விரும்பி சாப்பிடுவாங்க, அது மாரி சாப்பிடும்போது, நம்பளுக்கு வந்து நம்ம பொண்ணயும் தாண்டி அவுங்களும் சொல்லும்போது, நமக்கு அது தனி சந்தோஷமா இருக்கும்.
ம். ம். <laughs> ம். நீங்க சொல்றதை கேக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு எப்டி சொல்றதுனா, ரொம்ப அ நல்ல விஷயமா இருக்கு, அதாவது இப்ப நீங்க ஒரு ஆளா வீட்ல சமச்சீங்கன்னா, அது வந்து அந்த டேஸ்ட்டு வந்து ரெகுலரா சாப்புறப்போ தனியா தெரியுங்க. இப்ப நீங்க 3 பேர், 4 பேரு வந்து, குடும்பத்ல சமைக்கும்போது, ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்ல இருக்கும். அது வந்து அவுங்க எல்லாத்துக்கும் சில பேருக்கு வந்து, அது ஒரு புது அனுபவத்த குடுக்கும். அதாவது புதுசா வெளிலருந்து யாராவது உங்க உறவினர்கள் வந்தாங்கன்னா, அவுங்க வந்து, உண்மையாலுமே ஆச்சரியப்படுவாங்க. ஆ இன்
ம். ஆமா. ஒ
என்ன இவ்ளோ அ ஒற்றுமையா இருக்காங்க? இவ்ளோ இதா இருக்கு? மாரி நீங்க சொன்ன வானத்த போலன்னு படம் சொன்னோனே எனக்கு, அந்த படம் நினைவு வந்துச்சு. இந்த படத்தில எப்படி ஒற்றுமையா இருப்பாங்க? வந்து அந்த பாட்டி வயசான பாட்டி இருப்பாங்க. எல்லா உட்கார்ந்து சாப்புடுவாங்க. அந்த அப்புறம் ஆனந்தம் படம். அதிலேயும் அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையா இருப்பாங்க.
நிச்சயமா. ஆமாங்க. ஆமா.
விட்டு கொடுக்காம இப்ப இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்ப அந்த மாதிரி உங்க குடும்பம் இருக்குன்னு சொன்னது, எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. மென்மேலும் இதே மாரியே நீங்க தொடர்ந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுன்ணு நான் நினைக்கிறேன்.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஏன்னா வந்துட்டு, அ சமையல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ நான் வந்துட்டு நாங்க எங்களுக்கு சமைச்சிருப்போம். இப்போ வந்து திடீர்னு வந்து எங்க மாமனாரோட தங்கச்சி எல்லா வருவாங்க. ஏன்னா எல்லாம் பக்கத்தில இருக்காங்க. அவங்களலா வரும்போது அ சாப்பாடு இல்லன்னு அப்டின்னு, நாங்க எங்க வீட்டில எப்போவுமே சொல்லவே மாட்டோம். எங்க மாமியார் வந்து அப்போருந்தே சொல்லுவாங்க, சாப்பாடு வந்து யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாங்க அங்கே இருந்தப்போ கூட நாங்க அப்டிதான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அப்டிங்கும்போது நம்ம சமைக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்டி சமையல்கார் சேர்த்து செய்றத, அதுமாரி நம்மளுமே வந்துட்டு ஒரு 2 பேர், 3 பேத்துக்கு சேர்த்து தான் செய்வோம். அது மீத இருந்தாலுமே, நைட்டுக்கு வந்து நாங்க லேடீஸ் கூட சாப்பிட்டுக்குவோம். அதனால தப்பு இல்ல. பசங்களுக்கு தோசை ஊத்திட்டு நம்ம கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா, கம்மியா மட்டும் செய்ய மாட்டோம். அப்டிங்கும்போது விருந்தாளிங்க வந்தாலும், அவங்களுக்கும் எல்லாத்தையும் ஊத்திட்டு சாப்புட்டு, அவங்க சாப்புடும்போது கேப்பாங்க, "சாம்பார் யார் வச்சா? ரசம் யார் வச்சா?" அப்டின்னு கேட்கும்போது அது நல்லாருக்கும். "நான் வச்சேன் சித்தி" அப்டின்னு சொல்லும்போது, அது இன்னும் நல்லாருக்கும்.
ம். ம். ம்ஹ்ம். ம். நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் எனக்கு கேட்கும்போது, ஏதோ ஒரு கிராமத்தில இருக்கிற ஃபீல எனக்கு கொடுக்குது. அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்றீங்க. ஆ இப்ப நீங்க வந்து சிட்டில வந்து வாழ்றேனு சொல்றீங்க. அங்க வந்து சமையல்லாம் வந்து எப்டிங்க? இப்ப நீங்க ஏதாஒரு அங்க இருக்க பிரெண்ட்ங்க, இந்த மாரி அவங்களை பார்க்க போறப்போ, அந்த மாரிலாம் வந்து எந்த மாரி ஒரு பிளானிங் இருக்குங்க?
ம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெளியூரில தாங்க இருக்கோம், இங்க வந்துட்டு எப்டின்னா, ஆ எல்லாருமே அவங்கவங்க வேலையை முடிச்சு வீட்டை சாத்திட்டு உள்ளே <snorts> இருந்துருவாங்க. யாரும் அவ்வளோவா வந்து பழக மாட்டாங்க, அப்டியே பழகுனாலுமே வந்து, ரொம்ப ரேரா தான் ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சா கொடுத்துவிடுவாங்க. நானும் பாக்ஸில கொடுத்துவிடுவேன், அதுவும் ஒரு சந்தோஷம் தான். அவங்க சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்றதும் ஒரு சந்தோஷம் தாங்க. அது ஒரு சந்தோஷம் ஆனா, நம்ம வந்து முழுமையா 100% சந்தோஷம் வந்து நம்ம ஊரில இருக்கிற கிராமத்தில தான்.
ம். ம். ஆனா, என்னைய பொறுத்த வரைக்கும், கிராமமோ நகரமோ, ஆனா நம்ம வந்து நேரம் ஒதுக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ சி நம்ம நகரத்தில இருக்கோம்னா, அங்க வந்து நம்மளோட வே வேலை வேலையை வேலை சார்ந்த விஷயங்கள், அப்புறம் வந்து நம்மளை சுத்தி மட்டும் தான் நம்ம வந்து எல்லோருமே, அ யாரா இருந்தாலும், எல்லோருமே வந்து நமக்குள்ளேயே ஒரு தனி ஒரு வட்டத்தை போட்டுட்டு வாழறோம்னு நினைக்கிறேன். பக்கத்தில வந்து யார் இருக்கா, பக்கத்தில யார் இருக்காங்க, அவங்களோட அவங்க எந்த ஊரு எது, எந்த ஒரு விஷயம் கூட நம்ம வந்து பெருசா வந்து நம்ம கேட்டுக்கிறதில்லை, பழகுறது இல்லை, அது வந்து ஆ எனக் -என்னைய கேட்டா, அது வந்து ஒரு அ நல்ல விஷயம் இல்லைனு நான் நினைக்கிறேன். ஏனா வச்சுக்கங்களேன், நம் பக்கத்தில இருக்கிறவங்க 4 பேத்துக்கூட பழகும்போது தான், நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏனா, என்ன தான் நம்ப வந்து மொபைல்ல இப்ப இருக்கிற ச சமூக ஊடகங்களில வந்து நம்ப ஃபோன் அது இதுனு பார்த்துக்கிட்டு இருந்தாலும், மனிஷங்க கூட பேசுற போது தான், அது ஒரு நிம்மதியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஆமாங்க. ஆமா, கண்டிப்பாங்க. நானும் அதேதான் நினைக்கிறேன், அ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்வாதாரத்துக்காக வந்திருக்கோம். ஆனால் பழக்கவழக்கத்துக்கு வந்துட்டு சரி இல்லை, இதே நம்ம கிராமத்தில போய்ட்டோம்னா, நமக்கு யாரை அவங்கள நம்ம மறந்துருப்போம் அவங்க நமக்கு என்ன முறைனே தெரியாது. ஆனா, "நல்லாயிருக்கியாமா எப்போ வந்த" <chuckles> அப்படின்னு கேட்பாங்க, அதுவே ஒரு தனி சந்தோஷம் தாங்க.
ம். ம். ம். சரிங்க. இவ்வளவு நேரம் உங்களோட, குடும்பத்தில்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு திருவிழா, இல்லை ஒரு திருமணத்தை பத்தின ஒரு விஷயத்தை, அதாவது சமைக்கிற திட்டமிடுதலை பத்தி என்னிடம் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம்.
உங்களுடன் பேசியது எனக்கும் மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க.